இப்ப பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு கருத்து வேறுபாடுன்றது ரொம்பவே நெறைய இருக்கும். அது நம்ப வீட்லயா இருக்கட்டும், இல்ல வெளிய ஒரு இடத்துல நம்ப அ ஒரு வேலையா போயிருக்கும் போது இருக்கட்டும். யார்கிட்டயா இருந்தாலுமே ஒரு கருத்து வேறுபாடுன்றது நெறையவே வரும். அப்படி இருக்கும்போது இந்த சமுதாயத்தோட அத ஒத் ஒத்துழைக்க வைக்கிறது எப்படி? அப்டீன்னு உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா?
அம்மா. சமுதாயம் அப்டீன்னு சொல்லும்போதே குடும்பம். குடும்பத்திலிருந்து பிறக்குறது தான். ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்தது தான் சமுதாயமா மாறுது. அப்ப கருத்து வேறுபாடுகள் அப்டீங்கிறது குடும்பத்திலேயே தொடங்க ஆரம்பிச்சுருது. இன்னைக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, குடும்பத் தலைவர் என்ன சொல்றாங்களோ, அந்த முடிவுகள்ல அப்பிடியே ஆமோதிச்சுப் போற காலச்சூழல் அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி கருத்து இருக்கு. குழந்தைகள் கூட இன்னைக்கு தங்களோட கருத்த குடும்பத்துல எடுத்து வைக்கிறாங்க. சின்ன குழந்தை கூட, "அம்மா, எனக்கு இது பிடிக்கும். இத இப்படி செய்யலாமே." அப்டீன்னு அவங்களோட கருத்துக்கள எடுத்து வைக்கிறாங்க. அது நல்லதுன்னு விவாதிக்க கூட செய்றாங்க. அப்போ கருத்துக்கள் குடும்பத்தில, சமுதாயத்தில பிறக்கிறது தப்பில்ல. நெறைய கருத்துக்கள் பிறந்தாத்தான் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்ப "கருத்துக்களுக்கு மத்தியில வேறுபாடு" அப்படிங்கிறத எப்படி பார்க்குறோம்ன்னா, இப்ப குடும்பத்தில நாங்க இருக்கிறோம்ன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்கும். என் கணவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இந்த கருத்து என்னோட கருத்தும், என்னோட கணவரோட, குழந்தைகளோட கருத்தும் வேறுபடுது. வேறுபடுதுன்னா முரண்படுதுன்னு அர்த்தமில்ல. வேறுபடுது. இப்ப எனக்கு, ஆப்பிள் பழம் புடிக்கலாம், குழந்தைக்கு வாழப்பழம் புடிக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் பழம் புடிச்சுருக்கு. அந்த பழத்தோட, எனக்கு புடிச்ச பழம் குழந்தைக்கு பிடிக்கல. அப்ப அவங்களுக்கு புடிச்சது அவங்க சாப்பிறது தான் அவங்களுக்கு அவங்க உடலுக்கு தகும். அதுபோல கருத்துக்கள் அப்டீன்னா அவங்க சார்ந்த விஷயங்கள், அவங்க யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அது அவங்களோட கருத்து. அப்ப கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இல்லாத வேறுபாடுகள் வரவேற்கத்தக்கது தான். ஆனா, அந்த கருத்துக்கள் நன்மை பயக்கக்கூடியதா? இது தான் இங்க ஒரு அ முக்கியமான விவாத பொருள்
ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. ம் கண்டிப்பா. ஆமா, ஆமா.
அப் அப்ப அந்த கருத்து வேறுபாடுகள். இப்ப குழந்தைங்க வந்து சொல்றாங்க, "நாங்க இந்த மாரி திட்டமிட்டுக்குறோம் எங்களோட படிப்புக்கள. இப்ப படிப்பு பள்ளிக்கு சென்று படிக்கிறோம். அது போக அங்க கொஞ்சம் புரிதல் இல்ல, அப்படிங்கிறதுனால நாங்க அதுக்கும் அ ஒரு கூடுதலா ஒரு வகுப்பாசிரியரை ஏற்பாடு செஞ்சு, அவங்க மூலமா மேற்கொண்ட கல்விகள எங்களோட சந்தேகங்கள்ல தீர்த்துக்கலாம்னு இருக்குறோம். அதுக்கு உங்களால எங்களுக்கு கொஞ்சம் பண உதவி செய்ய முடியுமா? மாதா மாதம் ஒரு தொகை வந்து செலவிட முடியுமா?" அப்டீன்னு கேட்கிறாங்க. அது அவங்களோட கருத்து. அதுக்கு காரணம் அவங்க, அவங்க பாடத்துல, அவங்க அறிவு ரீதியான விஷயங்கள்ல தங்கள முற்படுத்திக்கணும், முன்னேற்றப்படுத்திக்கணுங்கிற எண்ணமா இருக்கலாம்.
ஆமா, ஆமா. ஆமா. கண்டிப்பா. கண் ஆமா, கண்டிப்பா.
அப்போ நம்ம, மாத மாதம் ஒரு தொகை செலவிட முடியுமா? அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆலோசனை. அப்ப முடியும் முடியாதுங்கிறது, நம்மளோட கருத்து. அப்ப அது முடியுமா, முடியாதா? ஒரு வேளை, நம்மளால மாத மாதம் அந்த பணத்த செலவிட முடியாது. அப்டின்னா, அப்ப நம்ம அந்த எடத்தில, நம்மளோட குழந்தைக் கருத்துக்கும், நம்மளோட கருத்துக்கும் வேறுபாடு ஏற்படுது. அந்த வேறுபாட்ட களையரதுக்கு நம்ம முற்படனுமே தவிர, நான் சொன்னத நீ கேக்கல. நீ சொல்ரத நான் எப்புடி செய்ய முடியும்? ஒனக்கு புரிதல் இல்ல. அப்படின்னு முரண்பட்டு நிக்கக்கூடாது. கருத்துக்கள் ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. அப்போ, அ சில நேரம் வந்து அவுங்க எடுத்துருக்க இப்ப குழந்தைங்களே வச்சிக்கோங்களேன். அவுங்க எடுத்திருக்க கருத்து ஒரு விஷயம்ன்றது எல்லா நேரமும் கரெக்ட்டா இருக்கும்ன்னு சொல்ல முடியாது. நம்ப பண்றதுலயும சில நேரம் எல்லா எல்லா விஷயம் மே க த கரரெக்ட்டா இருக்கும், அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்டின்ருக்கும்போது, குழந்தைங்க இத தவறு செய்றாங்கண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். தவறான கருத்தே வெ வையுங்களேன். அது இருக்கும்போது, அத நம்ப அவுங்க கூட சேந்து பேசணும், அப்டின்ருக்கும்போது அவுங்கள வந்து "இது தவறு" அப்டின்னு சொல்லி, அவுங்க நம்பளோட கருத்து கூட இது தான் நல்லது. அப்டின்ற மாரி வெக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?
உட்கார்ந்து பேசணுங்கம்மா. அதாவது உட்கார்ந்து பேசுறதுங்கிறது என்னன்னா, உக்கார வச்சுட்டு அவங்கள குற்றவாளியாகவும் அதாவது வயசு முதிர்ச்சி நம்ம வந்து பெரியவங்க, குழந்தைங்க நம்மளக்காட்டிலும் சின்னவங்க, நம்ம சொல்றத குழந்தைங்க கேக்கணும். அது குழந்தைகளோ, யாரோ! நம்ம கருத்து கரெக்ட்டு. நம்ப சொல்றத அவங்க கேக்கணும். அந்த தொனி இருந்தா, நம்பளோட கருத்துக்கள் சரி, தவறுங்கிறத நம்ம எதிர்த்தரப்புல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமா புரிய வைக்கவே முடியாது. அது நம்மளோட குழந்தைகளா இருந்தாலுமே, அந்த குழந்தைங்ககிட்ட ஒரு நட்புணர்வோடு, அந்த புரிதலோடு, சொல்ல முற்படும் பொழுதுதான், நம்ம அந்த கருத்து பரிமாற்றம் ஏற்படும். அந்த இடத்துல நம்ம கருத்த பரிமாற்றம்தான் செஞ்சுக்கிறோமே தவிர, என் கருத்து இதுன்னு நம்ம திணிக்கக்கூடாது.
ஆமா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது ஒரு மிரட்டல் தோனியிலயோ, இல்லனா ஒரு அதட்டல் தோனியிலயோ சொல்லாம, அன்பா அவங்கள்ட்ட பரிமாறும்போது அவங்களுக்கு அது ஈஸியாவும் போயி, அ க அந்த கருத்து வந்து உக்காரும் அப்டின்ற மாரியும் சொல்லலாம்.
ஆமாம்மா. அவங்க அப்பதான் அந்த கேக்கக்கூடிய தன்மைக்கே வருவாங்க. அப் அ இது எதனால நம்மளோட பெற்றோர் இந்த நம்மகிட்ட இந்த கருத்த முன்வைக்கிறாங்க? அதுக்கு சரியான காரணம் இருக்கு. அப்ப நம்மளோட குடும்பம் இது. நம்ம குடும்பத்துக்கு எதிர்ப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாதுங்கிற பொறுப்புணர்வும் அவங்களுக்கு வரும். இப்ப கருத்த நம்ம திணிக்கும் பொழுது, அவங்களுக்கு ஒரு வெறுப்புதான் ஏற்படும். வெறுப்ப ஏற்படும் போது நம்மளோட கருத்த அவங்க புரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்த அவங்க விட்டுக்கொடுத்துட்டு வேணா போயிரலாம். இப்ப நம்ம கருத்த "இதுதான் என் கருத்து, இத இப்டித்தான் செய்யணும்" அப்டின்னு சொல்லும் பொழுது, அவங்க அதை ஒத்துக்கொண்டு பெரியவர்கள் சொல்கிறார்கள், நம்ம ஒத்துட்டு போயிடுவோம். இந்த இடத்துல இந்த விஷயம் நம்மளால நடத்த முடியாது, அப்டின்னு அவங்க விட்டுக்கொடுத்துட்டு போயிரலாமே தவிர, புரிஞ்சுட்டு போயிருப்பாங்களா அப்டிங்கிறது முடியாது. அப்ப நம்ம கருத்து பரிமாற்றம் வாயிலாக அவங்ககிட்ட புரிய வச்சுட்டோம் அப்டின்னா, நமக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, "அந்த விஷயத்த, அந்த கருத்த அவங்க புரிஞ்சுக்கறாங்க. அது அவங்க வாழ்க்கையில பின்னாடி நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா, அ ஒரு நல்ல சிறந்த முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாவும் இருக்கும்". இன்னொன்னு நம்ம குடும்ப முன்னேற்றத்திற்காக அவங்க சில காரியங்கள முன்னெடுத்து வைக்கிறதுக்கு, அது ஒரு அடிகோலக்கூடிய வழிகாட்டியாகவும் நிச்சயமா அமையும் அம்மா.
கண்டிப்பா, கண்டி வக் ஆமா, ஆமா. கண்டிப்பா. அ கண்டிப்பா. ம் கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமாங்க. இப்போ நம்ப குடும்பம்னம்போது நம்ம அது ஈஸியா பேசி நம்ம கொண்டு வந்தரலாம். இதே ம் நம்ம வேற ஒரு இடத்துல ஒரு அலுவலகத்துக்கே வைங்களேன். அங்க போய் நம்ம ஒரு தொ கருத்த சொல்லும்போது, அ அப்ப வந்து அவங்க ஏற்கக்கூடிய நிலைமையிலே இருக்கமாட்டாங்க. சில பேரு வந்து நம்மளுக்கு பிடிக்கும் அப்டின்னும்போது, அ நம்ம சொல்றது கரெக்டாவே இருந்தாலும் கேட்டுப்பாங்க. சில பேர் நம்பளுக்கு பிடிக்காது இருக்கறவங்க வந்து நம்ம கரெக்டா சொன்னாலுமே, அது எப்டி நீ சொல்றத நான் கேக்குறது? அப்டின்ற மாரியும் கூட இருப்பாங்க. அப்டின்னும்போது அந்த இடத்துல எப்டி ஒரு ஒற்றுமைய நம்ப கொண்டு வந்து, அது நம்ப கருத்து வந்து ஒத்துக்க வைக்கிறது நம்ப? புரியுதுங்களா?
புரியுதுங்கம்மா. நிச்சயமா. இப்போ நம்ம அலுவலகம் அப்டின்னு எடுத்துக்கும் பொழுதே, அங்க நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, அந்த வேலைய சரிவர செய்யக்கூடிய ஒரு அ செயல்பாடு. அந்த விஷயத்த, அந்த வேலைய நம்ம திறமையா செயல்பட்டு, அத நல்லபடியா முடிச்சு, நம்மளோட அந்த அதிகாரிக்கு நல்ல பேர் வாங்கணும்". இன்னொன்னு "அந்த வேலைய நம்ம செய்றதுனால நம்ம அலுவலகத்துக்கு அது பயனுள்ளதா இருக்கணும்". இதுக்காகத்தான் நம்ம அங்க போய் வேலை செய்றோம். அப்ப அந்த வேலைய ஒரு பயனுள்ளதா ஆக்கணும் அப்டிங்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட அ சக்திய நம்மளோட திறமையை பயன்படுத்தணும்? அதுல எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், ஒரு நியாயத்தன்மையோட இருக்கணும் அப்டிங்கிறது 1 இருக்கும். அப்ப, நம்ம நம்மளோட வேலையில ஒரு மனப்பூர்வமான ஒரு ஒப்புதலோட அந்த வேலைய செஞ்சு திறமையா முடிக்கணும்ங்கிற கண்ணோட்டத்தோட, ஒரு எண்ணத்தோட, நம்ம அந்த வேலைய செய்யும் பொழுது, நிச்சயமா நக் நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருப்போம். அதாவது, பேரளவுக்கு வேல செஞ்சுட்டு, நேரத்த கழிச்சிட்டு போறோம் அப்டின்னா, அது நம சக பணியாளருக்கு தெரிஞ்சுடும். இந்த அம்மா வரும், அது பாட்டுக்கு உட்காரும், நேரத்தக் கடத்தும், போயிடும், என்ன வேல செய்யுது? அப்டிங்கும்போது, நமக்கு அங்க மதிப்பு ஏற்படுமா? அப்டின்னா நிச்சயமா நமக்கான மதிப்பு அங்க உருவாகுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப நம்ம நம்மளோட வேலையில ஒரு பக்தின்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் பக்தின்னு. அந்த பக்தியோட இருக்கும் பொழுது, "முதலாளிதான் நமக்கு முதலாளி" அப்டிங்கிறது இல்லம்மா. நம்ம இடத்த "நம்ம வேலதான் நமக்கு முதலாளி". அந்த உணர்வோட நம்ம நம்மளோட வேலைய செய்யும் பொழுது, அந்த வேலையோட முடிவுகள் நல்லபடியா அமையும். அதனால நல்ல பயனுள்ள விஷயங்கள் நடக்கும். நிர்வாகத்துக்கும் அதனால நல்லது பலன் கிடைக்கும் பொழுது, நிச்சயமா ஒரு நிர்வாகம் சார்ந்தும் நம்ம மேல ஒரு நல்ல கருத்து இருக்கும். அதேபோல சக பணியாளர்கள் மத்தியிலயும் நமக்கு ஒரு நல்ல மதிப்பு உருவாகும். அப்போ நம்ம அப்டித்தான் நம்மளோட செயல்களின் வாயிலாகத்தான் ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்த முடியும். அப்டி ஏற்படுத்தி வைத்திருந்தால் நிச்சயமாக நம்ம கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், சக பணியாளர்கிட்ட "இந்த வேலையை இப்டி செய்யுங்க, இல்ல இந்த வேலைய எனக்கு இப்டி முடிச்சுக்குடுங்க, இல்ல இந்த வேலைய இப்டி செய்யாதீங்கப்பா" அப்டின்னு சொல்றோம் அப்டின்னா, நிச்சயமா அவங்க வந்து, அ அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா சொன்னா அது சரியா இருக்கும். அப்டிங்கற எண்ணம் அவங்ககிட்ட இருந்தாதானே நம்ம கருத்த ஏத்துக்குவாங்க.
கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா, ஆம். ம் கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்
ஆ, அப்போ நம்ப அந்த வேலைய, நம்ப நம்மளுடன் செயல்பாட்டின் வாயிலாக, நம்ப ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது, நம்ப கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்கும். அங்கு கருத்து மாறுபாடு, ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ரொம்பவே அழகா சொன்னீங்க தான் சொல்லலாம் அ இப்போ எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன மாரி, அந்த கருத்து வே வேறுபாடுகள்ன்றது நிறைய வருங்க அது. 1 சின்ன, சின்ன விஷயத்துக்கு கூட வரும். எந்த இடத்துல இருந்து எப்பிடி வருதுன்னு கூட தெரியாது. அப்பிடின்னும்போது, அ நம்ப உறவினர்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுகள் நம்மளுக்குள்ள இருக்கும். எல்லார் வீட்டுலயிலும் 1 பிரச்சனை இல்லாம இருக்காது பாத்தீங்களா? அப்பிடின்டு இருக்கும் போது அ ஏதோ 1 பிரச்சன அந்த இடத்துல வந்து நம்ப 1 கருத்த சொல்லும்போது, அவுங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காதவர்கள். அப்பிடின்டு இருக்கும்போது அங்கேயுமே 1 வேறுபாடு வரும். அப்போ வந்து அவுங்கள எப்பிடி ஏன்னா, இப்ப வேலை பாக்குற இடத்துல நீங்க நல்ல வேலை பாத்து நீங்க மாத்தீருவீங்க. குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தைங்கள் கிட்ட நம்ப சொல்லிர்லாம். அப்பிடின்னு சொன்னீங்க, அப்போ இந்த மாரி 1 அ உறவினர்கள்க்கு மத்தியில நம்பளுக்கு ஏற்கனவே 1 பகையாக இருக்கு. அப்பிடின்னம்போது அந்த இடத்துல எப்பிடி நம்ப அத பேசி அத அவங்களும் ஒத்துழைவித்து கொண்டு வர முடியும்?
நிச்சயமாக மா. நிச்சயமாக. இப்போ உறவினர்கள் அப்படின்னு சொல்லும் போதே, உறவுகளும் நமக்கு வாழ்க்கையில மிக முக்கியம். பணப்பணன்னு நம்ம பணத்த நோக்கி ஓட முடியாது. கடைசியில உட்கார்ந்து யார் கூட அந்த மகிழ்ச்சிய பகிர்ந்துக்க போறோம்? நமக்கு குடும்பத்த தாண்டி நம்ம யோசிச்சோம்னா, நம்மளோட உறவுக்காரவங்க. அப்ப உறவினர்கள் அப்படின்னா அந்த உறவு மேம்பாடு, அந்த உறவ வந்து நம்ம பராமரிக்கிற விதம்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கும் நம்ம வந்து ஒரு நேரம் ஒதுக்கணும். அதுலயும் ஒரு கவனம் செலுத்தணும். இப்போ அந்த இடத்தில அவங்க நம்மகிட்ட கருத்து வேறுபாடு பட்டோ, அல்லது அதையும் தாண்டி முரண்பட்டோ, இருக்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைகள், அப்படின்னு ஒண்ணுமே இல்லங்கம்மா. இப்ப 1 நாள் நம்ம போய் வேலை செஞ்சா, அந்த 1 நாளுக்கான ஊதியம் நம்ம அக்கவுண்ட்ல வந்து சேரலாம். இப்ப அந்த ஒரு நாள் அப்படிங்ககிறதை ஒரு உறவினருக்காக நாம செலவழிக்கும் பொழுது, ஒரு உறவினர் நம்மகிட்ட ஒரு பகையாகவோ! ஒரு மனசுல மனக்கசப்பாவோ இருக்கறாங்கன்னா ஒரு 10 மணி நேரம் அவங்ககிட்ட முழுமையா ஒதுக்கி, அவங்க வீட்டுக்கே கூட போவோமே. உட்காருவோமே, பேசுவோமே. அப்ப நம்ம அந்த மாதிரி முன்னெடுப்பு செய்யும் பொழுது, அவங்க மன ரீதியாவும் ஒரு மனசுல ஒரு தடையோட தான் இருப்பாங்க. எதுவுமே ஒரு பிரச்சனைகள்ங்கிறது ஒரு சின்னதா தாம்மா இருக்கும். அத நெனச்சு நெனச்சு சிந்திச்சு சிந்திச்சு, அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய பூதம் மாதிரியான உருவத்த கொடுத்து வச்சிருப்போம், அப்ப நம்ம நேரடியா போறோங்கும் போதே அந்த பூதம் ஒடச்சிரும்மா. அப்ப பிரச்சனை மட்டும் தான் மிச்சம் நிக்கும். நம்ம அங்கே உட்காந்து அ எதார்த்தமா சாப்பிட்டுட்டு. நம்ம இயல்பான நிலைமையில இருக்கும்போது, அவங்க கிட்ட ஒரு சின்ன நெகிழ்வுத் தன்மை கண்டிப்பா நிச்சயமா வரும். அப்ப வாங்க உட்காருங்க இப்போ உங்களுக்கு எனக்கும், ம் ஏன் என் மேல ஒரு சின்ன கோவமா இருக்கீங்க? நான் உங்களை சமீபமா கவனிக்கிறேன், ம் என்கிட்டே சரியா பேசலையே? அப்படின்னு ஒரு சின்ன அதாவது குற்றம் சாட்டுவது போல், எந்த ஒரு தொனியிலயும் நம்ம பேசம்போது, எதிர் தரப்பில இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்கணுங்கிற, அந்த நிலைக்கு வரவே மாட்டாங்க. அந்த இடத்திலிருந்து நகர்ந்து போகத்தான் முற்படுவாங்க. அப்ப, நம்ம இயல்பா, அ "நீங்க எனக்கு முக்கியம்." அப்படிங்கிற தொனியில நம்ம பேசும்பொழுது தான் அவர்களுக்கு மதிப்பளிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் பொழுது, அவங்க நம்மகிட்ட மனம் திறந்து பேச முற்படுவாங்க. அப்ப அவங்க மனம் திறந்து பேசும் பொழுதே பிரச்சனை வெளியே போய்டும். அப்ப மனச இறுக்கி பூட்டும் பொழுது தான் பிரச்சனை உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கும். மனச திறக்கும் போது அந்த பிரச்சனையை குப்ப தொட்டியில போட்ருலாம். அப்ப இருதரப்பும் உட்கார்ந்து பேசுறோம் அப்படிங்கம்போது பிரச்சனையை தூக்கி குப்பத்தொட்டியில போட்டுட்டு, அடுத்து சந்தோஷமான விஷயங்கள பேச மகிழ்ந்து, மனசு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களால, இன்பங்களால, நெறச்சுக்கிட்டு வீடு திரும்பலாம். அப்ப
ஆமா. ஆமா. ம், கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, ஒரு சமூக கருத்து இருக்கற இடத்தில, ஒரு குழந்தையா இருக்கட்டும் நம்ம அன்பா பேசணும். ஆ வேலைய பார்க்கிற இடத்திலேயுமே, நம்ம வேலைய நம்ம அந்த இடத்தில முன்னெடுத்து வைக்கும்போது, நம்ம கருத்து வந்து நல்லபடியா அங்கு அ எடுத்துக்க எடுத்துப்பாங்க. அப்படின்ற மாதிரியும். அ உறவினருக்கு இடையே நம்மளுக்கு ஒரு பெரிய சண்டை வந்துச்சுன்னா, அதை போய் அவங்க கிட்ட ஒரு நாள் அவங்களுக்காக எடுத்துட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது, அவங்களுக்குமே ஒரு மனமாற்றம் வரும். அவங்க கருத்தில வேறுபாடு ஏற்படும். அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க! நன்றி.
நிச்சயமாங்மா, உங்ககிட்ட பேசினதிலயும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள பகிர்ந்து கிட்டதுல என் மனசுமே இப்போ வந்து தெளிவாவும், விரிவாவும் இருக்கு. நிறைந்த மகிழ்ச்சியோட இருக்கு. நன்றி.